ஒரு சமீபத்தில ஒரு செய்தி படிச்சேன். இந்த ஏஐ னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல்னால இயற்கை நுண்ணறிவுனால ஒரு குழந்தை வந்து எல்லாமே அதுக்கிட்ட கேட்குதாம்மா! அ நான் இன்னைக்கி இது பண்ண அதோட மன அழுத்தத்த எல்லாமே அதுக்கிட்ட பகிர்ந்திருக்கு. அதுவும் வந்து அதுக்கு வந்து பதில் கொடுத்துட்டே இருந்திருக்குது. ஒரு சூழ்நிலையில வந்து இந்த குழந்தை வந்து கேட்டிருக்கிறான், ஒரு பத் 12 வயது வய பையன்னு நினைக்கிறேன். ஆ தற்கொலை செய்து கொள்வது எப்படி, அப்பிடின்னு சொல்லி இரண்டு, மூனு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறான். அதுக்கு வந்து உணர்வு கிடையாது இல்லேங்களா! அதுவும் வந்து அத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா உள்வாங்கிட்டு, அதுவும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிது. அந்த குழந்தைக்கு. இத வந்து த ஒரு எதேர்ச்சையா அவுங்களுடைய தாயோ! தந்தையோ! வந்து அந்த உரையாடல வந்து அவுங்க கேட்டிருக்காங்க. பதிவு அது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆல்ரெடி. சோ, அந்த ரெக்கார்டர் என்னன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து அத போட்டு பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் இருந்திருக்கு. அது வந்து அந்த ஏஐ கூட எந்த அளவுக்கு உரையாடிட்டு இருந்திருக்கிறான். அப்பிடின்னு சொல்லி அவுங்களுக்கு புரிஞ்சது. இந்த இடத்தில நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஏஐ கூட பேசுற அளவுக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு கூட பேசுற அளவுக்கு நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. அதே உங்க குடும்பத்தில யாராவது ஒருத்தர் ஒரு தாத்தாவோ! பாட்டியோ! அத்தை, மாமா எதோ ஒரு சொந்தத்து கூட பேசி பழகியிருந்தா, அவன் சொல்ற உணர்வுகள வந்து அத பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இல்லேங்களா! உறவுகள் மனித உறவுகள் வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து தவறினதுனால அது எவ்ளோ பெரிய அசம்பாவித அளவுக்கு அது போயிருக்குன்னு பாருங்களேன்! அந்த குடும்பத்தினருடன் ம்.
சரி. செயற்கை நுண்ணறிவு இருக்கு. ம். ம்ஹ்ம், ம். ஆ. ஆஹ! ஓ! ஆ. ஆமா. ஓ! ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. ம். அத அவுங்க பெற்றோர் தவறிட்டாங்க. இல்லயா! கண்டிப்பா. இப்ப சில நேரம் பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல வந்து இந்த குழந்தைகள் வந்து சாயங்காலம் வந்து சின்ன, சின்ன விளையாட்டுகள் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அந்தந்த வயதுக்கு ஏத்தமாரி டாக்டர் செட்டுன்னு வச்சு விளையாடுவாங்க. இந்த கேரம் போர்டு. இல்ல ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்தமாரி அவுங்களுக்கு பிடிச்சது. அதுலலாம் பெற்றோர்கள் கலந்துக்கிறது கூட சேர்ந்து விளையாடுறது அவுங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்த உண்டாக்கும் இல்லயா! அவுங்களுக்கு ஒரு
ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்மளும் வந்து அந்த சிறு பிள்ளைகளாவே மாறிருவோம். நம்ம அவுங்ககூட விளையாடும்போது. அப்பிடி விளையாடும் பொழுது அவுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம கிட்ட அதுக்கப்பறம் எதையுமே மறைக்கவும் மாட்டாங்க அவுங்க. அ அவுங்களுக்கு என்ன என்ன நடந்தாலும் அவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவுங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு. இல்ல கா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்பிடின்னா கூட நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம நகர்த்தணும் அப்பிடின்னா, அவுங்களும் வந்து நம்மக்கிட்ட சொல்லிருவாங்க. அம்மா எனக்கு இது சரியாகல. எனக்கு பிடிக்கலன்னா அக்கம் பக்கத்தினர் கூட ஏதோ ஒரு முரண்பாடு இருந்தா கூட, இல்ல நான் இனிமே அவன் கூட நான் போய் விளையாடல. அவுங்க இப்பிடி பேசிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்பிடின்னா, அவுங்க சொல்லிருவாங்க. நம்மளும் வந்து அதுக்கு அவுங்களோட உணர்வுகளுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்பிடியா சாமி! சரி. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்பறம் அந்த பிரச்சனைய வந்து சரி பண்ணணும். இது வந்து எப்பிடி வரும்? அப்பிடின்னா நம்ம தினசரி நம்ம குழந்தைங்களோட அன்றாடமா நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருந்தா மட்டும் தான் வருமோ ஒழிய! திடீர்னு ஒரு நாள் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நடந்துச்சு? சொல்லு! அது மிஷினரி லைஃப்பா கேட்டோன்னா, அது வந்து வராது. <chuckles>
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆஹா! கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இதுபோக அ எப்பிடி இந்த நம்ம வீடுகள்ல உள்ள பணிகள வந்து நம்ம ஆ மனைவிக்கு உதவி பண்ணுறது வந்து, எந்த அளவுக்கு அது உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவுங்களுக்கு அந்த